பரவால்ல. இப்ப நீங்க ஆ சொல்லுங்க.
இந்த மாதிரி ஒரு சொல்லுங்க.
இப்ப நீங்க இப்ப நீங்க போயிட்டு வந்ததுல இருந்து, இப்ப நீங்க யாருக்காவது இயற்கையப் பத்தி சொல்லணும் அப்படீன்னா, நீங்க 1 வரியில என்ன சொல்லுவீங்க?
சொல்லுங்க சொல்லுங்க. ஆ வாழ்க்கையில ஒரு முறையாவது மு சில முக்கியமான இடங்கள போயி ரசிங்க. அந்த இயற்கைய ரசிச்சாலே போதும். <inhales> எவ்வளவு மனச்சோர்வா இருந்தா கூட, நம்ம வந்து கண்ண கண்ண மூடி அத நெனைச்சு பாத்தாலே, நம்ம வந்து புத்துணர்ச்சி ஆயிருவோம்.
கண்டிப்பாங்க ரொம்பவே அழகா சொன்னீங்க. நீங்க எப்டி, வருடத்துக்கு ஒரு 1 முறை அந்த இயற்கைய ரசிக்கிறீங்க? போம்போது, வரும்போது, அதற்காக எப்படி நேரத்த ஒதுக்குறீங்க? <inhales> நீங்க மட்டுமில்லாம உங்க குடும்பத்தினரை அதுல எப்டி ஈடுபடுத்துறீங்க? அத இன்னும் எப்டி எல்லாம் நம்ம ரசிக்கலாம்? அப்படிங்கிறதை ரொம்பவே அழகா சொன்னீங்க. உங்களோட பேசுனதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி.
நன்றிங்க.